ஆ ஆ, உண்மையிலயே அற்புதம் அற்புதமான விஷயம்னே சொல்லலாங்க. அ சும்மா விளையாட்டா செஞ்சது, அம்.
ஆமா. ஆமாங்க. அந்த மாரியே ஆமா அந்த மாரி நெறையா வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், "சரி இது ஓகே. இது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது." அப்டின்னு சொல்லிட்டு, அ ஒரு தோழி வந்து என்ன பண்ணாங்க கட போட்டிருந்தாங்க. அ அந்த கடையில வந்து என்ன பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான, ஒரு ஒரு எதாவது உருவாக்குவோம் அப்டின்னு சொல்லிட்டு பாத்தா, அந்த கட ஓடவே இல்ல. ஏதோ, அப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்க ஃபேன்சி ஸ்டோரா மாத்துனாங்க. அதுவும் சரியா ஓடல. ஆ அப்புறம் "டியூஷன் எடுப்போம்" அப்டின்னு சொல்லிட்டு டியூஷன் எடுத்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில வந்த பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அதுவும் வரல. அ அப்ப நான் சொன்னேன், சரி அ என்ன "இழுத்து மூடிட்டு போ வேண்டியது தான் அக்கா, எனக்கு ஒண்ணுமே ஓடலக்கா." அப்டின்ட்டு அவுங்க அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாப்ல. அப்ப நான் சொன்னேன், "சரி 1 போர்டு போடுங்க. இந்த மாரி சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு, சம்மர்ல வந்து, ஏ ஒன் சம்மர் கிளாஸ்ன்னு போட்டு, அதில வந்து இந்த மாரி பாட் ஒர்க் பெயிண்டிங் நெறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் குடுப்போம். அந்த பிள்ளைங்களே ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கத்துக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அ நீங்க போடுங்க" அப்டின்னு சொன்னோனே பாத்தீங்கன்னா, சம்மர் கிளாஸ்ன்னு சொன்னவுன்னே, அந்த வீட்ல குழந்தைங்க வச்சுக்க முடியாதவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இ வெளியில போயி ஆட்டம் போட்டுக்குட்டு, அ இது பண்ணிக்கிட்டு இருக்குங்க. வெயிலில சுத்திக்கிட்ருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களையும் கொண்டாந்து இங்க விட்டுட்டாங்க.
அம். ம். சரிங்க. ஆ. சரிங்க. சரிங்க. ஆ. ஆ, ஆ. ஆ. சரிங்க. ஆமா. சூப்பர்ங்க! ஆ ஒரு பயிற்சி அ பயிற்சி மையமே ஆரம் ஆரம்பிக்கிற அளவுக்கு அது வளந்துருச்சு இல்லைங்களா? அ.
அப்ப தான் அந்த ஆமா. ஆமா. அப்புறம் அந்த பொண்ணுட்ட நான் சொன்னேன். அந்த பொண்ணு சிரிக்குது. "நான் என்ன ஆரம்பிச்சேன் இது என்ன நடக்குதுன்னு தெரியல" அப்தான் நான் சொன்னேன், "சரி பரவால்ல வாடக வந்து நான் வேணா பாதி தரேன்பா" அப்டின்ட்டேன். "பாதி வாடக தரேன் ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒரு கமிஷன் காசு மாரி நான் வேற தர்றேன்" அ அப்டின்னு சொன்னவொன்னே, அப்ப கமிஷன் கிடைக்குதுங்கிறதுனால என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பொண்ணு இன்னும் நெறைய பிள்ளைங்கள கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுச்சு. 1 பிள்ளைக்கு கமிஷன் சொல்லும்போது, நெறையா வரும்ல. அம், இப்ப நம்ப வந்து நோட்டீஸ் அடிச்சு, யார்டயும் போய் அட்வர்டைஸ்மென்ட்லாம் குடுக்க வேண்டாம். இவுங்க, இவுங்க 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. "ஏய் நீ உனக்கு வந்து ஒரு பிள்ளைய கூட்டு வந்தா, உனக்கு பாதிப் பண்ணு." அந்த பொண்ணு இதுக்கு எதாவது சொல்லும். அப்டியே பாத்தீங்கன்னா
த. ஆ. சரிங்க. ஆ, ஆ. ம். ஆமா. ஆ கண்டிப்பாங்க. ஆ. ஆமா, ஆ. அ. இது நல்ல யுக்தியா தான் கை கையாண்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம்.
ஆமா. எனக்கு அட்வர்டைஸ்மென்ட்லாம் சொன்னப்போ, எங்கே போறது நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு? ஆ.
இப்ப யாரும் வந்து அதெல்லாம் நின்னு பாக்குறது கூட இல்லைங்க. அப்டி அப்டியே கசக்கிட்டு, போட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா, நம்ப முடியாது.
ஆமா. ஆமா. இத குடுக்குறதுக்கு 4 பசங்களும் தெரு தெருவா போ சொல்லணும். வீடு வீடா போய் போட்டு வர சொல்லணும். அ பாவம். அதான். நான் சில பசங்களலாம் பாத்துருக்கேன். அ "அக்கா இந்த மாரி ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க." "எங்கேடா?" அந்தா அந்த முக்குலக்கானு, "சரிடா குட்றா குட்றா" அப்டின்னு வாங்கி நாமளே படிச்சு பாத்துட்டு தூக்கி அங்கிட்டு போட்டு போவோம். ஆமா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்டி இந்த மாரி இந்த பொண்ணுட்ட சொன்னவொன்னே, இந்த பொண்ணு 4 பேர்ட்ட சொல்லும். சரி இந்தா உனக்கு ஒரு கமிஷன். ஏன்னா அப்ப ஒரு ஒரு தலைக்கு நம்ம எவ்வளோன்னு நம்ம வப்போம்ல! பொருள் வாங்குறது, செலவு எல்லாமே வரும்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா, நெறைய அந்த கு ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, கிரீட்டிங் கார்டுன்னு சொல்ட்டு ஒண்ணு ஆரம்பிச்சேன்.
ஆ. கண்டிப்பா. ஆ. ம். போட்டு போயிடுவோம். இல்லைங்களா? ஆ சரிங்க. ஆ. ஆமா. ஆமாங்க. ம்.

அ, கிரீட்டிங் கார்டு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளே வந்து மேல வந்து யாருக்காவது ஒருத்தவங்க குடுக்கணும். உன் ஃபிரெண்டுக்கு வந்து, நீ குடுக்கணும் அப்பிடி இன்வைட் பண்ண இன்னிக்கு குடுக்கணும் அப்பிடின்னா, ஆ, நீ எப்பிடிலாம் குடுப்பீங்க? அது உன்னோட நான் உன்னோட கற்பனை சக்திய வச்சி, நான் வந்து சொல்லி குடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அத பார்த்தீங்கன்னா, நல்ல ஓட்டம் ஓடிச்சு, கிரீட்டிங் கார்டு. அவுங்க அம்மா, அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, பரவால்லங்க, வெயில்ல நாய்மாரி சுத்திக்கிட்டு திரியுறாங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிச்சீங்க, போங்க, அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்க பெத்தவங்களுக்கு ஒரு டென்ஷன் கொறஞ்சமாரி இருந்துச்சி அந்த நேரத்துல.
சரிங்க. ஆ <chuckles> <laughs> ஆ. சரிங்க.
ஆமா. அப்பறம் பார்த்தேன் கிரீட்டிங் இதா பான் ஒரு இது இந்த பார்ட் ஒர்க் பெயிண்டிங்னு சொல்லிட்டு அது. சின்ன சின்ன நான் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நான் ஸ்கூல பண்ணதெல்லாம் இந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, நீ இந்தமாரி பண்ணலாம் ஆ, இந்த மாரிலாம் செஞ்சேனா ஒரு காம்படிஷன் ஏ வைக்கிறாங்க. அப்பிடின்னா நீ இந்தமாரி பண்ணலாம் அப்பிடின்னா, அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஏ-பி-சி-டி-லே இசட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் சொல்லிக் குடுத்தேன்.
ம். சரிங்க. ம். ம். ஆ, சரிங்க. அ, அதுல என்னமாரி ட்ராயிங் நம்ம பண்ண முடியும்? ஆ.
ஆமா. இப்ப ஏ போட்டீங்கன்னா, ஏ லே பாத்தீங்கன்னா, அதுல ஒரு டிசைன் வரும். பி போட்டீங்கன்னா, அது போட், அந்த மாரி, பி, பி வந்து ஒரு அழகா எறும்பு மாரி வரும். அ, அந்த மாரி, அ, அந்த ஏ ல இருந்து இஸட் வரையும் பாத்தீங்கன்னா, அதுலே டிராயிங், குட்டி குட்டி டிராயிங். அ, ஒரு போர்டு ஒன்னு இந்த, இது ரெடிமேட் போர்டு இருக்குல்ல? அ, நம்ம பென் வச்சு அழிச்சுக்குறோம் பாருங்க! வீட்ல ஒயிட் போர்டு, அத வாங்கி வச்சிட்டு, எல்லாத்துக்குமே ஏ டு இஸட் வரையும் அது ரொம்ப கொழந்தைகலாம் ரொம்ப ஆர்வமா கத்துக்கிட்டாங்க அதெல்லாம். ஆமா.
ஓகேங்க. ஆ, ஓ, ஆ, ஆ, ம். ஆமாங்க. ஆ. ம். ஆமாங்க. ஆ. ஆமாங்க. <laughs> இல்ல எனக்கே இந்த வயசில ஆர்வமா இருக்கேன். <laughs> ஐ எப்பிடி எழுத்துக்கள்ல பெயிண்டிங்கா? அப்பிடின்றமாரி. ஆ.
ஆமா. ஆமா. ஏ டூ இசட் வரையும் பாத்தீங்கன்னா, ஏ லே ஒரு ட்ராயிங் வரும் பி ல ஒரு ட்ராயிங் வரும். சீ ல ஒரு ட்ராயிங் வரும். அ, அந்த மாரி டீ ஈ எல்லாத்துலேயும் வரும். அ, அந்த மாரி வச்சி நான் எல்லாம் செஞ்சி கொடுத்தவுனே அவுங்களுக்கு ஒரே குஷி. ஆஹா! என்னமா நம்ம நம்மளும் கத்துக்குறோம் அப்பிடின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா கத்துக்கிட்டாங்க. பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பரவால்ல, அ, வேல தெரியாம நம்ம கொழந்தைங்க ஒரு சேஃப்டியா ஒரு எடத்துல இருந்து உக்காந்து ஏதோ கத்துக்கிறதுங்க அப்பிடின்னு. அதனால சும்மா ஒரு வெளையாட்டா தனியா ஏதோ ஒன்னு நானா ஒன்னு செஞ்ச போயி, அது ஒரு பெரிய நெறையா ப்ராஜெக்ட் என்ன பாக்க வந்துச்சி. அதுக்கு நான் அப்பறம் காசு வாங்கிட்டு செஞ்சி குடுத்தேன். அப்புறம் இந்தமாரி உள்ள போச்சு. இப்ப இனிமே பாத்தீங்கன்னா, ஒரு சம்மர் கேம்ப் அப்பிடின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பிச்சுர்லாம் இனிமே. அ, ஏ ஏ ஒன் சம்மர்.
சரிங்க. ம். சரிங்க. ம்ஹ்ம். ஆ. ஆ. சரி. ஆ. ஆ. ஆ. சரிங்க. இதுல, இந்த சம்மர் கேம்ப் ன்றது நம்மளுக்கு ஒரு மாசத்தில முடிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன்! அதற்கு அப்பறமா நீங்க இத ஒரு பயிற்சி மையமா ஆரம்பிச்சீங்களா? அ, அதற்கு அப்பறமா இத இந்த வேலை, வேலை இந்த தொழில வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொண்டு போனீங்களா?
ம். இல்ல, இல்ல. நான் வந்து அந்த கொழந்தைகளுக்கு அந்த நேரத்துலதான், ரொம்ப பெருசாவும் கொண்டு போக வேண்டாம் அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல ஏன்னா அந்தப் பொண்ணு அந்தக் கடை எதுக்காக ஆரம்பிச்சுருக்காங்கன்னு தெரியாது இல்ல. நான் கேட்டது மட்டும்தான் கேட்டேன். 2 வது கடை நம்ம புடிக்கல, அந்தப் பொண்ணோட கடை. அதனால அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் போட்டுப் பாருங்க, ஆள் வந்துச்சுன்னா வாடக பாதி நான் குடுக்கிறேன்னு சொல்லிதான் இது பண்ணேன். அ, ஆமா, அந்தமாரி இப்ப எதாவது அந்தமாரி ஏதாவதுன்னா அந்த டயத்துல வேணா அந்தப் பொண்ணுட்ட கேட்டுக்கலாம், அப்பிடின்னு ஒரு ஐடியா!
சரிங்க. ஆ. ஓ! சரி. சரிங்க. ஆ. சரிங்க ஆ.